ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மன அழுத்தங்கிறது கண்டிப்பா வரும். ஏதோ ஒரு கட்டத்தில, ஏதோ ஒரு விஷயத்தில கண்டிப்பா வரும். அது சிறு வயதுல இருக்கிறவங்களாருந்தாலும் சரி, பெரு வயதில பெருசா அ இரு பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரிங்க. அவுங்கவுங்களுக்கு அவுங்கவுங்க வயசுக்கு ஏத்தார் போல மன அழுத்தம் இப்ப பள்ளி குழந்தைகளுக்கு பார்த்துட்டீங்கனா பள்ளி பருவத்தில அவுங்களுக்கு வீட்டு பாடங்கள் நிறைய குடுக்கிறாங்க அல்லது படிக்க நிறைய குடுக்கிறாங்க. எழுத நிறைய குடுக்கிறாங்க. இது போன்ற மன அழுத்தங்கள் வரலாம். அ இதே பெருசானதுக்கு அப்புறம், வேலை பளு அதிகமாகறதனால, இல்ல உறவுகள் ஏதோ ஒரு சண்டைகள்னால மன அழுத்தம் வரும். உங்களுக்கு அது மாரி மன அழுத்தம் வந்ததுச்சுனா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி ஏதோ மன அழுத்தம் வந்து அல்லது வெளியவரக் என்னனன்ன செஞ்சிங்க, அந்த மாரி ஏதாவது சம்பவம் வாழ்க்கையில இருந்ததுச்சுனா, அத கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா?
ம். ம். ம். கண்டிப்பாங் சார். அ மன அழுத்தம்ன்றது எனக்கு எப்ப ஸ்டார்ட் ஆச்சுனா? என் குழந்தைகள் பிறந்து நானு, பசங்கள பார்த்துக்கிறதுக்காக வீட்ல இருக்கும்போது தான். அ எனக்கு உதவி பண்றதுக்குன்னு, என்னோட அம்மாவும் சரி அ மாமியாரும் சரி, கூட இல்லாத காரணத்தால நானே குழந்தைகள பார்த்துக்கிட்டு, மத்ததையும் பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலை. அந்
சரிங்க. ஓ! ச உங்களுக்கு எத்தன குழந்தைங்கங்க?
2 பசங்க சார்.
ஓ 2 பசங்கள ஒரே ஒருத்தரே தனியா உட்கார்ந்து பார்த்து கொள்றதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் இல்லைங்களா?
ஆமாங் சார். ஆ அ அதன் அதன் காரணமா பார்த்தீங்கன்னா, மார்னிங் மா காலையில எழுந்து, பசங்கள பார்க்குறதுலருந்து, வீட்டு வேலையிலேருந்து எல்லாம். அதிலேயே தொடர்ச்சியா போய்க்கிட்டே இருந்தது என்னோட அ தினசரி வாழ்க்கை எல்லாமே. எனக்கான நேரம்
ம். சொல்லுங்க. சரிங்க அதாவது காலைல எழ எழுந்த உடனே, அந்த குழந்தைங்கள பாத்துக்கணும். வீட்டு வேலைகள செய்யணும். சமையல் செய்யணும். திரும்ப அவுங்க குழந்தைங்கள பாக்கணும். சமையல் செய்யணும். அதே மாரி ஒரு மிஷின் மாரி வாழ்க்க போயிட்டுருக்கும் இல்லைங்களா? ம். சொல்லு
அத் ம், ம். பார்க்க. அதே தான். அ ஆமாங்க சார். கணவருக்கு நம்ம கரெக்ட்‌டான நேரத்துல அவங்களுக்கு, அ ஆஃபீஸ் போறதுக்குள்ள நம்ம எல்லாம் பண்ணி வக்கணும். அதே டைம் பசங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அ அதுக்கப்புறமா, நமக்கு சாப்பிடறதுக்கு கூட நேரம் இல்லாத மாரி தான் பசங்கள பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அ அ நமக்குன்னு ஒரு டைம் அதுல வந்து ஒதுக்கிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லாம போயிடுச்சு. ஸோ க் இந்த மாரி ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 2 வருஷத்துல எனக்கு அது ஒரு பெரிய மன அழுத்தமாவே மாற ஆரம்பிச்சுது.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாக. சரிங்க.